4:00 மணிக்கு எழுந்திருச்சு நான் என்ன பண்றது? ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கும். ஒரு வேலையும் இருக்காது. அப்போ வந்து, எக்சர்சைஸ் தான் பண்ணி ஆகணும் இல்லையா? ஒரு 40ல இருந்து 45 நிமிஷம். ஏன்னா, என்னுடைய கல்லூரி பேருந்து 7:00 மணிக்கு தான் வரும்.
<laughs> கண்டிப்பா. நானுமே இது முயற்சி பண்ணிருக்கேன்ங்க. காலையில எழுந்திரிப்பேன். இருட்டா இருக்கும். உலகமே தூங்கும்போது நம்ப மட்டும் ஏன் உழைக்கணும். படுத்து தூங்கு. <laughs>
ம். ம். ஆ அந்த, ஆமா, ஆமா. அந்த எண்ணம் வந்திச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதாவது அந்த நாம என்ன உணவு சாப்பிறமோ அதற்கு ஏத்த வகையில தான் நம்ம உடம்பு ஒத்துழைக்கும். அந்த உணவ மாத்தணும். அது தான் ரொம்ப ஒரு ம்.
சிறப்புங்க. நீங்க சொன்னத வந்து நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்ல. நீங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு யோசிக்கவே தோணுது. இந்த தப்பு தான் நம்ப பண்ணினோமோ அப்டின்னு தோணுது. சூப்பர்ரா சொன்னீங்க.
புரியு புரியுது, புரியுது. அது ஒண்ணு, 2ஆவது வந்து இன்னிக்கு இருக்க எல்லாத்தையுமே ஒரு நான் பண்ணணும் அப்டிங்க்றதுக்காக பண்ணாம யார்கிட்டயாவது சொல்லணும். யார்கிட்டயாவது காமிக்கணும். Whatsappல ஸ்டேட்டஸ் போடறது, Instagramல வந்து ஒரு வீடியோ போடறது. அது அப்படி இருக்கவே கூடாது. நீங்க அதுவும் இல்லாம, இந்த கையில வந்து இது கட்டிக்கிட்டு எவ்ளோ போயிருக்கு அவ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாம பண்ற செயல்லயே கரெக்ட்டா இருந்துச்சு அப்டிங்க்றப்ப, அத நாம தொடர்ந்து வந்து முக்கியமான விஷயம் கன்சிஸ்டட் கன்சிஸ்டன்சி மட்டும் தான். டே
ம். அதாவது, அத அப்ப அப்ப நாம மானிட்டர் பண்ணாம, அத பத்தியே யோசிச்சிக்கிட்டு இல்லாம, நம்ப செய்றத வந்து நம்ளோட உழைப்ப வந்து நம்ளோட நோக்கத்த, சரியா வைச்சிட்டு போயிட்டே இருந்தா போதும். தானா பலன் வரும்ன்னு சொல்றீங்க.
ஆமா. அது உண்மையை சொல்லனும்னா கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்வாரு, "கடமை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு" சொல்வாரு தெரியுங்களா? அதுதான் உண்ம.
<laughs> அவரு சொன்னது வேற ஒரு விஷயத்துக்கு, ஆனா நீங்க இங்க கொண்டு வந்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா. நான் வந்து இதில எடுத்து கோரத்துக்கிட்டேன். ரைட் இதில, இதுக்கும் மேட்ச் ஆகுது. ஏன்ன, நீங்க டெய்லி போய்ட்டு ஆமா. இவங்க முதல் பண்ணுற வேல என்னன்னா, வெய்ட் மிஷின் வாங்கி வைப்பாங்க. அது தான் எனக்கு பொறுத்த முடியும் வந்து நீங்க மெஷர்
<chuckles> கண்டிப்பா. இதுக்கும் பொருந்தும். நான் கூட 2க்கு 3 வாங்கி வச்சிருக்கேன்ங்க. <laughs>
ஏங்க வெய்ட் மிஷின்ல எதுக்குங்க 2, 3 1 இருந்தா பத்தாதுங்களா? ஆ.
அதாவது, மொதல்ல டிஜிட்டல் வாங்கினேன். அதாவது இல்ல, இல்ல. மொதல்ல இந்த மேனுவல்ல காட்டும் பார்த்தீங்களா, முள்ளு நகருமே. அது வாங்கினேன். அது சரியா வந்து வேலை செய்யல்ல. அது அதில வந்து இந்த 0.5 கிராம்ஸ் குறைச்சு இருக்கிறதுலாம் நம்மளால பார்க்க முடியாது இல்ல. <laughs> அதனால டிஜிட்டல் வாங்கினேன். இப்படிதான்.
ஆ. ஆமா, ஆமா. அ. சரி. சரி, சரி. அ. <laughs> சரி, சரி. ம்.

நிச்சயமா, இதில வந்து எனக்கு சொந்த அனுபவமே இருக்கு. அதனால அதையும் சில இதோட சொல்றப்போ, கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா, மொதல்ல வந்து நான் ஒரு ரொம்ப மிக அதிகமான எடை. அதாவது, ஒரு 90 கிலோ அந்த மாரி இருந்தேன். நானு சரிங்களா, இப்ப இல்லை. ஒரு ஆரம்ப கட்டத்தில. ஆரம்ப கட்டம்னா, ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து அந்த உடல் எடையில இருந்தேன். அதை பத்தி நான் பெருசாவும் ஒண்ணும் கண்டுக்கல. ஆனா அது ஒரு கட்டத்தில, ஒரு என்ன கொடுத்துச்சுன்னா, ஒரு உடல் நலத்தில வந்து ஒரு பயங்கரமான பாதிப்ப உருவாக்குது. அந்த பாதிப்புகள் வந்து, அதற்கான மருந்துகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும், அது வந்து சரியாக மாட்டேன்ங்குது. நானும் போய்ட்டு, என் தங்கை ஒரு சித்தா மருத்துவர் அவுங்க கிட்ட கேக்கிறேன். அப்புறம் ஹோமியோபதி அது இதுன்னு ஊர் ஊரா அலையுறேன். எதுவுமே எனக்கு வந்து சரி பண்ண மாட்டேங்குது.
சரி. ஓ! சரி. சரி. புரியுது. ம். ஆ, எதுக்கு மருந்து? உடல்எடை குறைக்கவா?
உடல் எடை குறைக்கறக்கு இல்ல. உடல் எடையால வந்து இந்த செரிமான கோளாறுகள், செரிமான கோளாறு காரணமா வேற ஒரு பிரச்சனை அப்டின்னு நெறைய வருது. பிரச்சனைகள்.
ஓ! சரி சரி. அதாவது உடல் உபாதைகளுக்காக, நீங்க வந்து மருந்து உட்கொண்டீங்க. புரியுது.
ஆமா ஆமா. அந்த இதுவும். அதுவும் சரியா மாட்டேங்குது. அப்போ தான் என்னோட ம குடும்ப டாக்டர் இருக்காங்க, அவுங்ககிட்ட போறேன். அ அவுங்க வந்து சொல்றாங்க. இல்ல நீங்க வந்து என்னதான் வந்து மருந்து எடுத்தாலும் அடிப்படை பிரச்சனையை சரி பண்ணணுங்கிறப்போ தான், இந்த உடற்பயிற்சி செய்யணும், அதாவது உடற்பயிற்சி செய்யணுன்னு இல்ல. உடல் எடைய குறைக்கணுங்கிறாங்க. சரிங்களா அந்த நேரத்தில வந்து எனக்கு உடல் எடை குறைக்கிறதுன்னா, அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா பாக்கிறேன். அதாவது நம்ம சாப்பிடுறதில, இந்த கலோங்குற ஒரு விஷயம் எல்லா எனக்கு சுத்தமா தெரியாது. அதுக்கு முன்னாடி. எது எது தோணுதா? உள்ள அதாவது இந்த, இந்த ஈட்டிங்ன்னு சொல்வாங்க. ஆமா. டிப்ரஷன் ஈட்டிங். ஆமா டிப்ரஷன் ஈட்டிங். ஏதாவது பிரச்சனைன்னா, வர்ரப்பயே ஆர்டர் போட்டு வந்து எறங்குறப்ப, நமக்கு வந்து வாயில வந்து உள்ள போகணும். இது தான் வந்து நான் எனக்கு தெரிந்த ஒரே ஒரு வைத்தியம் சரிங்களா? அதாவது ம்.
ம். ம். புரியுது. ம். புரியுது. சாப்பிடுவீங்க. அது எவ்ளோ அ புரியுது. ஆ, <laughs> நீங்கன்னு இல்லங்க. நெறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. சொல்லுங்க. என்னையும் சேத்துக்கோங்க. <laughs> ம்.
ஆமா, ஆமா. அது வந்து ஒரு. <laughs> சி புரியுது. அது வந்து நெ ஒரு தப்பான இதுங்குறது அப்ப தெரியலை. அதுனால வந்து உடல் எடை பயங்கரமா ஆயிருச்சு. என்னை என்னாலயே தூக்கிட்டு நடக்க முடியல்லைங்குற ஒரு நான் நல்ல ஒரு உயரம் அதிகமா தான் இருந்தேன். இருந்தாலும் அதெல்லாம் அவ்வள நாள் நான் யோசிச்சதே இல்ல, அந்த இதில. அப்ப தான் இந்த இத பண்ணலாம் அப்படின்னு சொல்ட்டு, நான் வந்து உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து உணவு பத்தி எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க. உடற்பயிற்சி ஒரு ஒரு வாரம் பண்ணதுக்கப்பறம் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்னேன்னு சொல்றேன். அதிலருந்து தான் அப்ப இது சொல்றக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் வந்து உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறப்ப வந்து எனக்கு வந்து இவ்வளளோ வந்து எடையை குறைக்கணும். அவ்வளோ எடையை குறைக்கணும். இந்த இது பண்ணவ பாப்பாங்க இல்லையா, ஒரு வாரம் எக்சர்சைஸ் பண்ணிட்டு, உடற்பயிற்சி பண்ணிட்டு செக் பண்ணுவாங்கள்ல, எனக்கு வந்து
சரி. சரி. ம். சரி. ஆ, ஆமா, தன்னுடைய எடை எவ்வளோ இருக்கு? அப்படின்ற மாரி செக் பண்ணுவாங்க.
ஆ ஆ, ஆ அதை வந்து பண்ணுவாங்க. இப்ப இன்னிக்கலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, கையில வாட்ச் எல்லாம் கட்டிக்கிறாங்க. இல்லைங்களா, கட்டிக்கிட்டு எவ்ளோ, இவ்வளோ கலோரி பர்ன் ஆச்சு, அது பர்ன் ஆச்சுன்னு, இன்னைக்கு 5 கிலோமீட்டர் நடந்தேன்னு போட்டோ எடுத்து போட் போட்டுட்ருப்பாங்க.
ஆமா. புரியுது. ஆமா. அது வந்து அவுங்க நடக்க நடக்க, அந்த அடிகள வந்து இந்த வாட்ச் வந்து கால்குலேட் பண்ணி, நம்ப இவ்ளோ தூரம் வந்து கொறச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லும்.
ஆ, ஆமா.